நான் வீட்ல இருக்கவே மாட்டேங்க. என்ன ஆனாலும் வீட்ல இருக்க மாட்டேன். எனக்கு வீட்ல இருக்கக்கூடாது. <laughs> ஏன்னா, வீட்ல இருந்தேன்னா எதாவது ஒரு வேல செஞ்சுகிட்டே இருப்பேன். மறுபடியும் பாத்திரம் கழுவுறது, துணிய அடுக்றது, துணிய துவைக்றது, காய வைக்குறது, மடிக்றது. இப்டியே எனக்கு அந்த நாள் முடிஞ்சுருமே தவர, எதாவது பண்ணியா உனக்காகன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல.
ஓஹோ! ஓஹோ! <laughs> ஆஹ. ம்ஹ்ம். மஹ்ம்.
அதனால நான் வந்து, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது எல்லாத்தையும் மூட்ட கட்டிட்டு நாம எங்கேயாவது போய் சுத்தி பாத்துட்டு வரலாம். அப்டின்னு நான் எப்பயுமே எனக்கு எப்பவுமே ஆக்டிவ் வீக்கெண்ட் தாங்க. ஆனா, சில நேரம் காலைல லேட்டா எழுந்திருச்சுட்டோம்ன்னா வெச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணி 10 மணிக்கு வரைக்கும் எழுந்திருச்சுட்டோம்ன்னா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும். அய்யய்யோ நம்ம சனிக்கெழம போய் தூங்கிட்டோமே, நேரத்த வீணடிச்ட்டோமே, பாதி நாள் போச்சே, இனிமேட்டு மிச்சத்த எப்டி செலவு பண்றது? <chuckles> <laughs>
சூப்பர்ங்க. <laughs> ஆ. ஓ! இந்த மாதிரியான பதட்டமா? நான் கூட இவ்ளோ லேட் ஆயிடுச்சே அப்டின்னு பதறுவீங்கன்னு பார்த்தா, ஐயோ நாள் முடியுதே! எனக்குலாம் எப்டின்னா, எனக்கு புடிச்சது, இப்ப பிரியாணிலாம் சாப்டுறோம்னு வெச்சுக்கோங்களேன், பிளேட்ல சாப்டும்போது மனசு அவ்ளோ வலிக்கும். ஐயையோ! தீருதே தீருதே! ஒவ்வொரு வாய் வைக்கும் போதும் தீருதேன்னு அப்டி வலிக்கும் மனசு. உங்களுக்கும் அப்டி தான் போல? உங்களுக்கு வீக்கெண்ட் அந்த மாரி. சூப்பரு சூப்பரு! ஆ.
<laughs> <laughs> <laughs> <laughs> ஆமா. அந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு ஒரு போதை. <laughs> வரப்போதுனா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சந்தோஷமாயிடுவேன்.
சூப்பர்ங்க. ஆஹா இவ்ளோ நாள் நீங்க போன வீக்கெண்ட்லயே, வந்து எந்த எடம்? அந்த வீக்கெண்ட் மாரி சூப்பரா இருந்துச்சு, அது மாரி இன்னும் நாள் அமையவே இல்ல அப்டின்மாரி எதாவது ஒரு நாள் இருக்குங்களா?
அப்.

குடிச்சிட்டு எங்க டிஃபன வந்து எப்பயுமே சிம்பிளா வச்சுப்போம் சனிக்கிழம. ஒரு தோசையோ, உப்மாவோ முடிச்சுட்டு மதியானத்துக்கு தேவையான கால்ல எ செஞ்சு முடிச்சுருவேன். அந்த 10:00 மணிக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க
ம்ஹ்ம். ஓ! பிரன்ச் ஆக்கிருவீங்க? அ எதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் 2ஐயும் சேர்த்து பிரன்ச்ன்னு ஆக்கிருவீங்களா?
ஆம். இல்ல, இல்ல. ஆ கிட்டத்தட்ட பிரஞ்ச் ஆனா லஞ்ச்சும் உண்டு. நானும் என் கணவரும் மட்டும் இருந்த தான் டைரக்ட்டா லஞ்ச்க்கு வந்துட்டு இருப்பேன். குழந்தை இருக்குல்ல. <laughs>
ம்ஹ்ம். ஓ! ஆமா, ஆமா, ஆமாம். அதான் நம்ம வாழ்க்கையை வந்து குழந்தைக்கு முன் குழந்தைக்கு பின்னுன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்ப நம்ம ஈஸியா எடுக்குற நெறைய முடிவுகள் வந்து அந்த அளவுக்கு ஈஸியானது இருக்கறது இல்லல்ல குழந்தைக்கு அப்புறம். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமானாலும் வந்து குழந்தையை கன்சிடர் பண்ணி தானே நம்ம எடுக்கணுமே.
<laughs> கண்டிப்பா. ஆமா. சில நேரங்கள்ல அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டாங்கன்னா, எழுந்திருச்சு அவங்களுக்கு ஒரு தோசையோ என்னமோ ஊத்திக் குடுத்துட்டு மறுபடியும் வந்து படுத்துருவங்க. ஏன்னா, அவங்களும் வந்து பசில வாடக்கூடாதுன்றதுனால என்ன பண்றது. அதனால இப்டி ஆரம்பிச்சு அ.
<laughs> நிச்சியமா, நிச்சியமா. இப்போ இந்த இந்த ட்ராவல் பண்லாம் வீக்கெண்டுல அப்டின்றதெல்லாம் நீங்க இந்த வார இறுதி நாட்கள்ல முடிவு பண்ண மாட்டீங்களா? ஏன்னா, நெறைய பேரு வந்து தொடர்ந்து ஆஹா சொல்லுங்க, சொல்லுங்க கேட்போம்.
ஆ இருக்கு. இருக்கு என்ன பண்வோன்னா ஒரு 11:00 மணிக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம். இந்த மாரி ஒரு கடைக்கு எங்கனா போணும். எதாவது நம்ப அந்த வாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லையா? அத வாங்கினு வந்து வச்சுருவோம். சனிக்கிழமையே அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம் கொஞ்சம் வீட்டு வேலைகள் எதுனா இருக்கும் இல்லையா, நம்ம இந்த கரண்ட் பில் கட்டுறது இல்ல ஏதாவது ஒரு இந்த அ வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் சிலிண்டர் இது பண்றது அதெல்லாம் முடிச்சுட்டு, கடற்கரைக்கு கிளம்பிடுவோங்க. சாயங்காலம் ஆச்சுனா. சனிக்கிழமை சாயங்காலம் கடற்கரைக்கு போயிட்டு, அங்க வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு நமக்கு புடிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த கடற்கரையிலேயே வந்து மீன் புடிச்சு விப்பாங்க.
ம்ஹம். ம்ஹ்ம். ஓ! சூப்பர் சூப்பர் சூப்பர்.

அந்த மாதிரி நாங்க போயிட்டு, அ, பாத்து, நமக்கு புடுச்ச மாதிரி மீனெல்லாம் வாங்கி, அங்கேயே கிளீன் பண்ணி கொண்டு வந்துருவோங்க. கொண்டு வந்துட்டு, வீட்ல அத சுத்தம் பண்ணி, நைட்டே வச்சுருவோம். காலையில எழுந்து, எங்களுக்கு பிடுச்சது எதோ, அந்த ஸ், மீன் கொழம்போ, எதோ ஒரு சமையல முடுச்சு, எங்களோட சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சமச்சு கட்டி எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு எங்கனா போலாமே, அப்படின்ற மாதிரி கெளம்பிடுவோம். ஒண்ணு இந்த பூங்காக்கள், இல்ல இந்த கொழந்தைகள கூப்பிட்டுட்டு, இந்த மாலுக்குலா போவாங்க இல்லையா? அந்த மாதிரி, எங்க தோணுதோ, நாங்க அந்த, அந்த வாரத்துக்கு வந்து, ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இந்த வாரம் இங்க போணும். அந்த வாரம் அங்க போணும். <laughs>
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ். ஓஹோ! ஹ்ஹ். ஆஹா! ம்ஹ்ஹ். <chuckles> செருப்பு, சிறப்பு. அதாவது, ஆ, அ, அதாவது நெ இந்த ஒரு படத்தில கூட கேட்பாங்கல்ல. "நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க?" "நான் வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு <snorts> போயிட்டுருக்கேன்" அப்புறம், வே வ வீக்கெண்ட் வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? "வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன்" <chuckles> "சார், ரொம்ப பிஸியா இருக்காருல!"அந்த மாதிரி. நீங்க வார நாட்கள் ஃபுல்லா, இந்த வீக்கெண்ட் எப்ப வருன்ட்டே வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க போல. <laughs> ஆஹ.
இந்த மாத் ம். கிட்டத்தட்ட. <laughs> ஆமாங்க. ஆனா, என்னனே தெர்லங்க. இந்த வீக்கெண்ட் மட்டும், எப்படி தான், போதுனே தெரிய மாட்டேங்குது. அது காலையில எழுந்திருச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு மணிய பாத்தீங்கனா, 12யிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தா, 6யிடுது. "என்னப்பா இது முடுஞ்சுருச்சே" அப்படினு பொலம்புற மாதிரி இருக்கும். ஆனா, இந்த திங்ககிழமை மட்டும், எப்படி போகும் தெரியுமா? எவ்வளவு நேரம் கழிச்சு பாத்தாலும், மணி 9.05யே இருக்கும். <laughs>
நெஜமா. <chuckles> <inhales> ம்ஹ்ஹ். ஆஹ. ஆமா. <laughs> அதுதான், அந்த திங்கட்கிழமைக்கு மட்டும், 48 மணி நேரமா? அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுமே. ஒரு அறிவியல் ஆய்வுக்கூறு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக, அதிக மக்களால் வெறுக்கப்ப் படக்கூடிய ஒரு தினம் அப்படின்னா, அது திங்கட்கிழமையாம். திங்ககிழமை தான், அவ்ளோ மோசமா இருக்கும். ஆனா, செவ்வாக்கிழமை வந்துருச்சினா செம்ம ஜாலியாயிரும். "அப்பா" அப்ப செவ்வாக்கிழமை வந்துருச்சு, இந்த புதன், வியாழன், வெள்ளி, 3 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ச வீக்கெண்டு அப்டி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். <laughs> ம்ஹ்ஹ்.
<laughs> அ. <laughs> ஆமா. கண்டிப்பா. நாம என்ன நெனக்குறோம். வார இறுதி நாள்னு, ஞாயித்துக்கிழம சொல்றோம். ஆனா, அது வாரத்தோட முதல் நாள். ஆனா, நம்ப அத, வார இருந்தி நாள்னு, சொல்லி பழகிட்டோம்.
ம்ஹ்ம். ஆ.